சரி.
ஆ. அப்போ வந்து எனக்கு முதல் முதலா வந்து எனக்கு வந்து தமிழ் ஆசிரியர் தான் வராரு. அப்போ வந்துட்டு எங்கள எல்லோரையும் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்வது அந்த கையில வந்து ஒரு பிரம்பு வச்சிருப்பாங்க, அப்போலாம். அ.
சரி. ஆமா, ஒவ்வொருத்தரு டெரரா இருப்பாங்க. இப்போ அவங்கள தான் ஞாபகம் இருக்கும். ஆமா. சொல்லுங்க.
ஆமா. இப் இப்போதைக்கு அது வாய்ப்பு இல்ல. எந்த பள்ளியிலும் வைக்க முடியாதுனு நினைக்கிறேன். ம் நான் படிக்க ஆமா. நான் படிக்கும்பொழுது அந்த ஒரு பெரம்போடு தான் வருவார் அவரு. அ.
அ அஹஹ உரிமை பறிக்கப்பட்டு விட்டது. ஆமா. ஆமா. அதாவது இந்த விஷயத்தில உரிமை அவங்களோட உரிமையும் பறிக்கப்பட்டு விட்டது. நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சியின் பங்களிப்பும் பறிக்கப்பட்டு பறிக்கப்பட்டுவிட்டது. அதுதான்.
ஆமா. ஆமா, கண்டிப்பா. அப்டி இருக்கும் பொழுது அப்போ அவரு வந்து என்னனு கேட்டீங்கன்னா வெச்சுக்கோங்களேன், ரொம்ப வந்து ஒரு கராரான ஒரு ஆசிரியர் தான். ம் எல்லாரையும் வந்து அப்டி மிரட்டுவார் அப்டிலாம் இருக்கும் பொழுது அ முதல் முறை நம்ம வந்து இந்த இ இது வரும் இல்லைங்களா, தேர்வு.
<chuckles> ம். ம்ஹ்ம். ஆமாம்.
அ அந்த தேர்வுல வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கா வந்து, அவரு வந்து இது கூடுக்கிறாரு என்னன்னா அந்த தாள், தேர்வு எழுதிய தாள் இருக்கும் இல்லையா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஆமா, ஆமா. விடைத்தாள் வந்து விடைத்தாள் வந்து கொடுத்துட்டு அ நீ இவ்வளோ எடுத்திருக்க, அவ்வளோ எடுத்துக்கிற ஒருத்தவங்களுக்கு நல்லா அடி விழுது. அ
ஆமா, வ வினாத்தாள் கொடுக்கிறாரு. விடைத்தாளும் கொடுக்கிறாங்க, ம். ம்ஹ்ம். சரி, அதாவது அதாவது திருத்தப்பட்ட விடைத்தாள். ஆமா புரியுது, அ, ம்.
திருதப்பட்டு விடைத்தாள் ஆமா அப்போ நா பொதுவாவே வந்து நல்லா படிப்பேன் நானு. 5 ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து முதல் மாணவனா தான் இருந்தேன், அந்த பள்ளியில. அ இதில பார்த்தீங்கனாக்க ஒரு ஒரு வகுப்பிலேயுமே வந்து 60, 70, 65 மாணவர்கள் இருப்பாங்க. ம், ஏ
சரி. <chuckles> ஆமா. அங்க கொஞ்சம் போட்டி அதிகமா இருக்கு, இப்ப அ.
ஆமா, போட்டி அதிகம் இருக்கும். அ இது மாரி இருக்கும் பொழுது, இப்போ இவரு வந்து என்ன பண்றாரு என்னுடைய பேர் பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் பின்னாடி வரும்னு வச்சுக்கோங்களேன், அ அந்த வரிசையில அப்போ என்னுடைய பேர் வரும்போது என்னை கூப்பிடுறாரு, ஆஹா நம்மளுக்கு என்ன அடி விழப்போகுதோ, ஆனா, நல்லா படிப்பேன்னு எனக்கு தெரியும். நல்லா எழுதிக்கிறேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் வந்து எனக்கு போகும்போது அப்புறம் வந்து என்ன பாராட்னாரு, இந்த மாரி பாரு அ இவன் வந்து நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கிறான், அப்படின்னு சொல்ட்டு எனக்கு பாராட்னாரு. அடாடா, பரவால்லையே அப்படின்னு சொல்லிட்டு,
ஆஹ. ஆம், புரிகிறது. ம்ஹ்ம். தெரியும். சரி. ஆ. ஆ. ஆ. சரி.

சம்மி
அவுங்கள அங்க வர்றாங்கன்னும் பொழுது எங்களுடைய வகுப்பு, அமைதியா அப்படியே ஆ நிசப்தம்ன்வாங்க பாருங்களேன். அந்த மாதிரி இருக்கும். ஏனா
ம்ஹ. கண்டிப்பாக. இதுல ஒரு விஷயம் பாருங்களேன், நம்ம எத்தன வருஷம் படிச்சிட்டு வந்தாலும், அன்பு காட்டுனவங்கள நம்மளால ஞாபகத்துக்கு வச்சுக்க முடியல. ஆனா, பிரம்பு எடுத்து டெரர்ரா சிங்கம் மாரி நம்மள யாரெல்லாம் கையாண்டாங்களோ, அவங்கெல்லாம் மறக்காம வச்சிருக்கோம் பாத்தீங்களா? அ தாக்கம் நம்ம இருதயத்துல. அப்ப அப்படி இருந்ததுனால தான் அப்ப அவங்க அவங்க படிச்சுக் குடுத்த பாடமும் அதே போல இருக் இருந்திருக்கும். அப்படி தான? ம்.
ஓ. ஆமா. ஆனா, ஏன்னு பார்த்தீங்கன்னா வச்சிக்கோங்கோளேன் ஆமா. ஆமா. நிச்சயமா. ஏனா, ஏன் எனக்கு அவங்கல்லாம் ஞாபகம் வர்றாங்க அப்டின்னாக்கா, ம். இவங்க சொல்லிக் குடுத்த அந்த ஒழுக்கம் இருக்கு இல்லையா? அந்த வாழ்க்கையில இது உங்களுக்கு அப்பவும் தோணனும்.
ம்ஹ்ம். அ அதுதான் அதுதான் நானும் சேர்ந்து வியந்து பார்த்தேன் சொல்ல வந்தேன். அ.
என்னடா இவங்க! திட்றாங்க, நம்மள அடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு அப்போ கண்டிப்பா தோணும். ஏனா, மாணவனா இருக்கும்போது அப்படித் தோணும். ஆனா, அது பின்காலத்துல நம்ம வந்து உபயோகிக்கும் பொழுது தான், அடடா! நம்முடைய ஆசிரியை சொன்னாங்களே. அ, இந்த ஆசிரியர் சொல்லிக் குடுத்தாரேன்னும் பொழுது, அதனுடைய பெருமையும், அவங்களுடைய பெருமைய நம்ம தான் அப்ப தான் அனுபவிப்போம் இல்லையா?
ஆமா. அப்பத் தான் அதோட அரும. அ. நிச்சயமாக, சிறப்பா சொன்னீங்க. உண்மதான். ம்.
அப்போ நான் 10ஆம் வகுப்புல வந்து எங்க அப்பா வந்து 6ஆம் வகுப்புல என்ன சேர்க்கும்பொழுது என்ன சொன்னாருனா, இந்த பலகையில அ 1 மாணவர்கள் எடுப்பாங்க இல்லையா? அந்த பொ பொதுத்தேர்வுல அவங்க பேர் வரும். ம் அப்போ எங்க அப்பா சேர்க்கும்போது என்ன சொன்னாரு. 6ஆம் வகுப்புல உன்னுடைய பேரு இந்த பலகையில வரணும் அப்படின்னாரு. அ. 10ஆம் வகுப்பு
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆமா. அ. ஆமா. அது ஒரு ரெக்கார்ட்டா பல வருஷங்கள் எழுதப்பட்ருக்கும்ல்ல. இந்த வருஷத்துல இந்த மனிதன், இந்தந்த இந்த மாணவன் அ எடுத்தான் அப்படின்னு. ஆ, அ.
ஆமா. வருஷம் வருஷம் யார் அதிகமா எடுக்குறாங்களோ நமக்கு பேர் வரும். ஆமா. அப்போ நான் 10ஆம் வகுப்பிலே என்னால எடுக்க முடிஞ்சிதுனா, நான் எடுக்க முடில. நான் வந்து அந்த 10 பேர் இருப்பாங்க இல்லையா? முதல் 10 அதுக்குள்ள வந்தேன். ஆனா அந்த 1 மானவனா என்னால வரமுடியல.
ஆமா. ஆனா, 1 இடத்தையோ, 2வது இடத்தையோ பிடிக்க முடியல. அ.
ஆமா. முடில ஆனா, தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளியிலேயே வந்து 1 மாணவன் நான் தான். அ, அப்போ எனக்கு வந்து இந்த ஆமா. அப்போ பாராட்டு விழா எடுக்கும்பொழுது, எனக்கு அந்த 6ஆம் வகுப்புல எடுத்தாரு ஒரு ஆசிரியர் அவுரே அதுக்கப்புறம் 8ஆம் வகுப்புல ஒரு ஆசிரியர் எடுத்தாரு. இவங்க எல்லாம் வந்து எனக்காக வந்து நின்னு பேசும்பொழுது, எனக்கு வந்து ஒரே பூரிப்பு. ஏனா 6ஆம் வகுப்புல சேர்ந்தேன். 8ஆம் வகுப்பிலும் படிச்சேன். அவங்க இன்னும் கூட அவங்க வந்து 100த்துக்கணக்கில்ல 1000க்கணக்கான மாணவர்கள் எடுத்திருப்பாங்க இல்லையா?
சரி. ஓ! சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. தமிழ்ல வந்ததுனா பெரிய விஷயம். ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம். ஆ. அங்கீகாரம் கிடைக்குது. ஆமா. ஆமா.